ஆமாங்க. இது எப்பிடின்னா நம்ப சூழ்நிலை எப்பிடி மாத்தி வச்சிருக்கோன்னா, நீ வந்து பள்ளிக்கு போணும், நீ மனப்பாடம் பண்ணணும், அத வந்து எழுதணும். அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும். அப்பதான் வாழ்க்கையில நீ வந்து இருக்க முடியும். இல்லன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது உனக்கு. மாத்திட்டாங்க, அதுமாரி.
கண்டிப்பா கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அத அப்பிடியே யாரோ உங்களுக்குச் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இவுங்க நம்மள வந்து அத ப வச்சு திணிச்சு, திணிச்சு அதையே பண்ணுங்க அப்பிடின்றமாரி கண்டிப்பா அத சொல்லிட்டுருக்காங்க. அத தவிர்த்து, இப்ப பள்ளி இல்ல நீங்க வேற என்னல்லாம் கத்து கொடுக்கலாம் அப்பிடின்றமாரி நினைக்கிறீங்க? பள்ளியில வெறும் படிப்பு மட்டும் இல்லல. அது தவிர்த்து வேற எதாச்சு கத்து கொடுத்தா நல்லபடியா வருவாங்க <tsk> அப்பிடின்றமாரி பள்ளியில என்னல்லாம் சொல்லிக் கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆமாங்க இது